ஓ! சரி, சரிங்க.
அந்த மாரி ஒரு இடத்துல போய் நான் வேல பார்க்க போம்போது, அந்த நிறுவனத்த வந்து, அ அந்த நிர்வகிச்சவங்க வந்து ஒரு லேடி அவங்க.
ஓ! சரிங்க.
அவங்க பார்த்தீங்கன்னா, என்ன வந்து அவங்களுக்கு அ என்கிட்ட வேல வாங்குறதுக்காக என்ட்ட அப்டி பழகுனாங்களா? இல்ல உண்மையாலுமே அவங்க குணம் அப்டியா நமக்கு தெர்லைங்க. ஆனா. ரொம்ப அழகா வந்து அவங்க என்ட்ட வந்து பேசனாங்க. நல்ல மரியாதை குடுத்தாங்க.
ஓ! சரி. ஓ! சரி. ஓ! சரி, சரி.
அதாவது ரொம்ப வருஷமா ம்.
ஒரு நம்ப வேலை செய்ற இடத்துல நம்மளுக்கு ஒரு, மரியாதை கிடைக்கிறதுனாலே அது ஒரு தனி ஒரு இடம் தான். ஆனா அது வந்து அதுக்குள்ள உள் குத்து ஏதாவது இருக்கான்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த நேரத்துல.
ஆமா. ஆமாங்க. <laughs> ஆ. நமக்கு தான் உள் குத்தாது, வெளி குத்தாவது. யாராவது பாசம் காட்டுனாங்கன்னா, நம்ம தான் அப்டியியே நம்பிருவோமே, நம்ம எல்லாருமே! அப்
ஆ <chuckles> கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இந்த காலத்துலல்லாம் அப்டி தானே போயிட்டுருக்கு. எல்லா வாழ்க்கையும். <chuckles>
ம். அப்டியியே அவங்களோட இதுல நம்ம விழுந்துருவோம் இல்லைங்களா? அந்த ஆசை வார்த்தையில. இவங்க வந்து என்கிட்ட வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, அ நான் அதாவது அங்க ரொம்ப வருஷமா வேல செய்றவங்க கூட நின்னுட்டு தான் பேசுறாங்க. அந்த அம்மாகிட்ட. ஆனா நான் போன என்ன உட்கார சொல்றது. அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுலருந்து. ப பாதி எனக்கு குடுக்கறது. அவுங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா, எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வர்றது. அதே மாரி ம்.
கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ஓ! சரிங்க, சரிங்க. ஓ. ஓ! இப்போ வந்து இந்த ஓனர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல உறவுக்காரங்கள் அந்த மாரி எதுவும்? ஒ.
இல்ல, இல்ல, இல்ல இல்லைங்க. அது யார் தெரிஞ்சவங்கலாம் கிடையாது. நான் ஒரு பதவியில இருந்து விலகிட்டேன். உடம்பு சரியில்லாமனால விலகி வீட்ல கொஞ்சம் நாள் ஓய்வுல இருந்தேன். வேற ஒரு நிருவனத்துல இருந்தேன். அங்க நல்லா நானு ஒரு பெஸ்ட்டு குடுத்தனால இவங்க என்ன வந்து என கேள்விப்பட்டு நான் வீட்ல இருக்கிறேன்றது கேள்விப்பட்டு வந்து இவங்க கூப்புட்டாங்க. அந்த மாதிரி.
கண்டிப்பா. ஓ! சரிங்க, சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க. ஆ, ஓகே.
அப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ம் அ பேசுற விதமா இருக்கட்டும், எனக்கு குடுக்குற மரியாதையா இருக்கட்டும். இ இவ்வளோ ஏன்ங்க. சம்பளத்த குடுத்துட்டுங்க, திருப்பி கேட்குறாங்க. என் என்-எம்மா இன்னும் உனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு வேணுனாலும் சொல்லுமா, நான் தர்றேன் அப்டின்றாங்க. <chuckles> எந்த முதலாளி ஆமா. அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஜாமான் ஏதாவது இப்ப இல்ல அப்டின்னா, உடனே வாங்கினு வந்து குடுக்குறது அந்த மாரிலாம் பண்ணாங்க. சநா ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்ல ஏதாவது அசைவம் சமைச்சாங்கன்னா, எங்களுக்கு எனக்கும் கொண்டுண்டு குடுக்கறது. என்னோட குழந்தைகளுக்கு கொண்டு குடுக்கறது. இந்த மாரிலாம் அவங்க பழகிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பயே எங்க அம்மா சொன்னாங்க, எம்மா இதுல ஏதோ ஒண்ணு இருக்க போது. ரொம்ப நெருங்கி அவங்கள்ட்ட பழகாத. கொஞ்சம் இடைவெளி வச்சுக்கோனு எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க.
கண்டிப் ஓ! அ அச்ச அந்த அளவுக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! சரி. ஓ! சரிங்க. கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா.

கண்டிப்பா, கண்டிப்பா. இதுல இல்லைங்க இந்த இடத்துல வந்து நீங்க வேலையை விட்டு வர்றது கரெக்ட் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்க தப்பு பண்ணல, பண்ணது அவங்க எல்லாருமே தான். அப்படின்னும்போது, ஆ. நம்ம துணிச்சலா வேலைக்கு போறது தான் நல்லது. இருந்தாலும் ஆ, உண்மைய சொல்லி நம்மள இப்படி மரியாதை இல்லாதமா நடத்துற போது அது கஷ்டம் தான், நீங்க சொல்றது நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆ, ஆமா.
மேம் நான் அந்த இடத்துல என்ன பாத்தோம் ம். ம், ம். அவங்க ஆமா. ம். கஷ்டம் தான் இல்லைங்களா, ஏன்னா நான் வெளிய வந்துட்டேன்னா இருக்கறவங்க எல்லாத்துக்கும் வேலை எல்லாம் போயிடுங்க. நான் அந்த இடத்துல நான் என்னையே பாக்கல, அந்த மக் மத்த மக்களை தான் நான் பாத்தேன் நானு. ஏன்னா, கடையில ஏன்னா, கீழ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10, 15 பேர் வேலை பாக்குறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வேலை இல்லாம போயிரும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஒரு 3 மாசம் பல்ல கடிச்சிட்டு அங்க இருந்தேங்க. அந்த 3 மாசம் பாத்தீங்கன்னா, நான் அப்படி ஒரு பாடத்த நான் அவங்கள்ட்ட கத்துக்கிட்டேன் நானு. என்னங்க ஒரு நான் ஏன்டா அந்த உண்மைய அவங்கள்ட்ட சொன்னோம்னு உண்மையா நான் ரொம்ப வருத்தப்பட்டேங்க. சே, இவங்கள்ட்ட போய் சொன்னேன் பாரு அப்படின்ற மாரி. ஆ, ஏங்க என்ன என்ன கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள நியமினி நியமிச்சாங்க அவங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா அழகா சொன்னீங்க. கண்டிப்பா. சேரி, சேரி. ஆ, கஷ்டம் தாங்க. அ, ஆ, புரியுதுங்க உங்க கஷ்டம். எனக்கு புரியுது, புரியுது. ம். ம். அச்சச்சோ! இது என்னடா வேலையா இருக்கு. <chuckles>
நானே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த இடத்துல தான் நான் இருக்கறேன், என்ன கண்காணிக்க ஒரு நியமிக்க 1 ஆளுங்க. அப்புறம் இவங்க இவங்க கம்பெனிலாம் சேர்ந்து எல்லாருமே டூர் போனாங்க. அவங்க என்ன கூப்பிடவே இல்லைங்க.
ஓ! செரிங்க, செரிங்க. ஓ! ஓ! ஓ! செரிங்க. அச்சச்சோ! அது எப் ஆ.
என்ன கூப்பிடவும் என்ன கலந்துக்கவும் இல்ல, கூப்பிடவும் இல்ல. ஆ அவங்க பாட்டுக்கு போ கிளம்பி போயிட்டு விடிய காலையில போன் பண்ணி இந்த மாதிரி நான் சொல்லலான்ட்டு இருந்தேன் நான் மறந்துட்டேன், நான் வர வரைக்கும் எல்லாத்தையும் ஒழுங்கா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டாங்க.
ஆ, ஆஹ. மறந்துட்டேன். ம். இது எவ்ளோ வருத்தத்துக்கு உடைய விஷயம். இதுக்கு நீங்க சொல்லாமலே விட்ருந்தா கூட ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது அது போன் பண்ணி ஆ. சே.
ஆமா. தெரிஞ்சிருக்காது, ஆமா. இப்ப பாருங்க, அந்த பையன் அந்த கம்பெனில வேலை செய்யல, அவங்க தூக்கிட்டாங்க அந்த பையன. நானும் அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் வெளிய வந்துட்டேன் அந்த கம்பெனிய விட்டு. அப்ப அந்த பொண்ணுமேல தப்பு இல்லாம இருந்திருந்தா, அந்த பையன ஏங்க அவங்க வேலைய விட்டு நிப்பாட்டணும்?
ஓ! சரி, சரி. ஆ. அது தாங்க நல்லது ஆனா. ம். கண்டிப்பா. இல்லைங்க எனக்கு என்ன ஒரு இதுன்னா, ஒரு 8 8வது படிக்கிற பொண்ணுக்கு எத்தன வயசு ஆகும்? அது எதுக்கு இந்த மாரி ஒரு அந்த பிள்ளைக்கு இன்னொரு
அப்போ ம். ஆமா. ஆ அந்த ஒரு புரிதல் அந்த பொண்ணுக்கு இல்லைங்க. அது ஒரே குழந்தையாட்றக்கு ரொம்ப செல்லஞ்செல்லமா வளக்குறாங்க. அதான் சொன் ம்.
கண்டிப்பா. ம். அது நம்ம இல்ல சொல்ல வேண்டியது அந்த குழந்தைய கிடையாது. அது அவங்க அப்பா அம்மாவே இப்படி இப்டி உங்கள்ட்ட வந்து நல்லபடியா சொல்லிருக்கவங்ககிட்ட இப்டி நடந்துக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கும் அந்த ஒரு இது தான இருக்கும்? ஆ, ஒரு புரிதல் இல்லாத ஒரு குழந்தையா தான வளர்த்திருப்பாங்க, அது அந்த இத சொல்ல வரேன். ஆ, அ.
ஆ. ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஆமா. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு வருன்னு, ஆ அவ்ளோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு. அதனால தான் அந்த பொண்ணு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்றகது. அதுக்கப்புறம் வேலையை விட்டு வந்த பிறகுங்க 3 மாசத்துக்கு அப்புறம் நான் வெளிய வந்துட்டேன். அப்புறம் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் அவங்களுடைய பிஏ விட்டு எங்கள் வீட்டுக்கு வர வச்சு என்னை கூப்பிட்டு, ஆ அவங்கள வந்து மறுபடியும் வேலையை வந்து செய்ய சொல்ல தொடர சொல்லு நடந்து நடந்தாவே இருக்கட்டும். ஆ, நடந்து ஆ நடந்து நடந்தாவே இருக்கட்டும், அவங்கள வந்து வேலைய செய்ய சொல்லு, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்லி விட்டாங்க அவங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. சரிங்க. எதுக்கு ஆ, அசிங்கப்படுத்துறதுக்கா. சரிங்க.